என்ன "நம்பள போல ஒரு பெண் தான! அவ போறாங்க, அ எடயில" அப்டின்ற மாரி நான் நெனச்சுப்போம். உங்க கரெக்ட்டா அத ஒரு பயன்படுத்தி எடுத்துர்றாங்க.
ஆமா. அதாவது, அத கூட்டமா இல்லாத அந்த நேரத்தில வந்து, பேருந்துல நாங்க ஏறும்போது, "எங்கள இடிச்சுட்டு ஏறுன என்ன நோக்கம்?" அப்படின்ட்டு, எங்களுக்கு அப்ப புரியல. ஏதோ அவசரம் போல, ஏதோ உக்காரணும்னு நெனைக்கிறாங்க போலன்னு நெனச்சா, கடைசில வந்து, "திருடுறதுக்கு தான்" அப்படின்ட்டு அப்புறம் தான் வந்து தெரிஞ்சிருக்கு.
தெரியல! ஆ சரி. ம். அ. அவுங்க உங்களுக்கு முன்னாடி எறங்கிட்டாங்களா? இல்ல அங்க தான் இருக்காங்களா?
அதான் தெரியல! அதாவது, நான் கவனிக்கல நாங்க. எத் 2, 3 பேர் ஏறுனதுல ஆமா. 2, 3 பேர் அது மாரி இருப்பாங்க போல, இந்த பேருந்து நிலையத்திலயே வந்து, இந்த நெறையா பேர் இருப்பாங்கள்ல, ஒருத்தர் மட்டும் இருக்க மாட்டாங்க.
அம். யாருன்னே தெரியலன்ற போது ஆ. ஆமா. ஆமா, ஆமா.

ஆ, சரிங்க.
அப்புறம் இறங்கிட்டு போயிடு நாங்க இதுல இந்த பக்கத்து கடைகள்ல இத வந்து GPay பயன்படுத்தி, அங்க எதுவும் ATM எங்களுக்கு கண்ணல கிடைக்கல அதனால நாங்க என்ன பண்ணுவோம்? அப்புறம் கடைகள்ல போயிடு நாங்க GPay பண்ணிடுறோம். இந்த மாரி எங்களுக்கு பேருந்துல நடந்து போச்சு. எங்களுக்கு காசு குடுங்க அப்டின்ட்டு சொல்லி கேட்டோம்.
ம். சரிங்க, சரிங்க.
கடைக்காரர் என்ன பண்ணாங்கன்னா குடுத்தாங்க." அம்மா இங்க இது இது மாரி தாம்மா நடக்குது நீங்க என்ன புதுசா இந்த பேருந்த நிலயத்துக்கு" அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஓ! இது சராசரியா நடக்குது போல. நம்மளுக்கு தெரியல.
<chuckles> ஆ இற அததான் பாருங்களே! இது இதெல்லாம் ஒரு வேலையா வச்சுட்டு சுத்துறாங்க. அப்ப பாருங்க. எல்லாருமே கேட்கற ஒரே கேள்வியா இருக்குன்னா, இப்ப என்ன மாதிரி அவுங்க இருந்திருப்பாங்க அப்டின்ற மாரி இருக்குல்ல?
ஆமா. ஆமா. அது அப்ப அவங்க கேட்கும்போதே தெரியுது. அப்ப இது இன்னைக்கு நேத்து நடக்கல. இப்ப தென தென நடந்துட்டுருக்க ஒரு விஷயம் போல அப்டின்ட்டு அப்புறமா தான் புரியுது. அப்படிங்களா? எங்களுக்கு தெரியாது அப்டின்னு சொன்னோம். இல்லம்மா இங்க வரும்போது நீங்கலாம் பர்ஸ்ஸ என்ன பண்ணணும்னா, ஒண்ணு நீங்க மறைச்சு அடியில வைங்க. இல்லையா உங்க கையிலயே வச்சுக்கோங்க. முடிஞ்சாலும் கையில வச்சிருந்தா கூட ஆபத்து தான் புடுங்கிட்டு போயிடுவாங்க. அப்படிங்கிற மாதிரி அப்ப சொன்னாங்க. இந்த மாரி பார்த்து பத்திரமா வைங்க எது வச்சிருந்தாலும் இங்கல்லாம் தூக்கிட்டு போயிட இத விட ஒரு என்ன விஷயம்னா, இப்டி வச்சிருக்கும்போது தானே தூக்குறாங்க. நம்ம ரூ. 10 கீழ போட்டு இந்த ஒரு படத்தெல்லாம் வந்து காட்டுவாங்க இல்லையா? பத்து ரூபாய் கீழ போட்டுட்டு நம்ம எடுக்குறோமா? ப அத எடுக்கறது இது இதுல நம்மள்ட்ட என்ன இருக்கோ எடுத்துட்டு போயிடுவாங்க? அதே மாதிரி அந்த பேருந்து நிலையத்தில நடக்குமாங்க. அது செய்தியில நான் பார்த்த பிறகு தான் எனக்கே தெரிஞ்சது.
ம். சரி. ஆமா. ஆமா. ஆமா. ஆமா. கண்டிப்பா. ஆ. ஆமாமா. ஆமாாமாங்க. அடக்கொடுமையே! எப்டிலாம் திருடலான்னு இவங்க கிட்ட தான் போணும் போல இருக்கே. இவன்ங்கல கண்டுபிடிக்க இவனுங்க கிட்டயே போய் கண்டுபிடித்து எப்ப்டிலாம் திருடுறாங்கன்னு தெரிஞ்சுகிட்டு தான் வரணும் போல இருக்குங்க இன்னிமேட்டு.
ஆமா. <laughs> ஆமா. அப்படித்தான் தெரிஞ்சது அதே பேருந்து நிலையம் தான். அடடா! இந்த மாரிலாம் இருக்கு. அப்பதான் நினச்சேன் நானு. அப்ப அந்த பேருந்துனனே நானெல்லாம் போயிருக்கேன். போகும்போது என்ன ஆகும்னா, இந்த வந்து அ அதாவது இந்த பிச்சை கேட்க வரேன்னு சொல்லிட்டு வருவாங்க இல்லையா? சுத்தி சுத்தி நம்மளே வருவாங்க அப்பதான் குடுத்து அனுப்பவோம். அது பாவமா இருக்கு நம்மளுக்கும் காலை வேலைலயே நான் நெறைய தடவ பார்த்துருக்கேன். சரி குடுத்தனு அனுப்பவோம்னா நான் திருப்பி சுத்தி, சுத்தி பார்த்துட்டு நம்மகிட்டயே தான் வருவாங்க. அப்புறம் தான் தெரியுது. அந்த மாதிரி கூட இருந்து நம்மகிட்ட திருடுவாங்க அப்டின்னு நம்மளுக்கு புரியல போல.
ஓ! ஆமா, ஆமாமா. அவ்ளோ. ம். சரிங்க. சரி. கண்டிப்பா. <chuckles> நம்ப தான் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கும் போலடா! இவ்வுங்களல்லாம் நல்லா திருடுற திருடுறவங்க நல்லா யோசிச்சு கிளடுறாங்கங்க. ஆ.
ஆ, ஆமா. நான் வந்த நான் வருவேன்